நம்ம வாழ்க்கையில நெறைய திரைப்படங்கள பார்ப்போம். அப்டி பார்த்த திரைப்படங்கள் சிலது வந்து, நம்மள வந்து நெறையவே கவனிக்க வைக்கும். அ அது வந்து ரொம்பவே உங்களுடைய கவனம் ஈர்க்கும். அது மாதிரியான திரைப்படங்கள் நீங்க என்ன சமீபத்துல பார்த்தீங்க? அதுக்கு காரணம் அந்த கவ என்ன மாதிரியான விஷயங்கள அது உங்கள கவனிக்க வைத்தது?
அதாவது ம் அ பொதுவாவே எனக்கு வந்து திரைப்படங்கள் பார்க்கறதுனா, ரொம்போ அ ஆசைப்பட்டு நான் பார்ப்பேன். ம் அதிலும் குறிப்பா வந்து இந்த ஆங்கில திரைப்படங்கள் பார்க்கறதுனா, எனக்கு ரொம்போ ஆர்வம் இருக்கு.
ம்ஹ்ம். ம். சரி.
அப்படி நான் வந்து ம் அ அடிக்கடி நானு பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்டின்னு கேட்டீங்னாக்கா, இந்த கேஸ்ட் அவே அப்டினு ஒரு ஒரு திரைப்படம் ஒண்ணு இருக்கு.
ம். கேஸ்ட் அவே. ஆ.
ஆம் இப்போ அதுல என்னன்னு கேட்டீங்னாக்கா, இந்த ம் ஒரு சாதாரண ஒரு ஒரு விஷயதான்னு வச்சுக்கோங்களேன். அம் என்னனாக்கா, கதாநாயகன் வந்து ஒரு ஒரு ஒரு குடும்பமா இருக்குறாரு.
ஆஹ. சரி.
அதுக்குப்புறமா வந்து இவங்க வந்து ம் இந்த கொரியர் சர்வீஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா?
ஆமா.
அந்த மாரி ஒரு ஒரு நாட்டுலருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து அவுங்க வந்து பல பொருட்கள வந்து அம் எடுத்துக்கின்னு போய் அவங்க அவ் குடுக்கணும்.
அ. சரி.
அ அது வந்து இந்த விமானம் மூலியமா அவங்க வந்து போவாங்க.
ஒரு கார்கோ சர்வீஸ் பத்தி நீங்க சொல்ல வர்றீங்க, அந்த படத்துல இல்லையா? அ. ஆ, ஆ.
அ. கண்டிப்பா. ஆமா. ஆமா. அப்போ அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பல அவருடைய சக ஊழியர்கள்லாம் இருப்பாங்க. ம் அது போக அவங்க வந்து கொண்டு போக வேண்டிய அந்த பொருட்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா?
சரி. ஆமா.
அம் அந்த மாரி பொருட்கள்லாம் வந்து அவங்க வந்து ரொப்பிக்கின்னு, அந்த விமானத்துல போயி போயின்னு இருக்றாங்க.
சரிங்க.
இது என்னாகுன்னு கேட்டீங்னாக்கா, ஒரு ம் அ ஒரு மழையோ என்னமோ வந்து ஒரு இடி அந்த மாரி மோசமான கால சூழ்நிலை இருக்கும்.
அ.
ஆ அதுல என்ன ஆவுன்னு கேட்டீங்னாக்கா, அவங்களுடைய இந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிடும்.
அடடா! ஆ.
ம். அது ஆனதுக்கப்புறம் என்ன ஆவுன்னா, அது கடல்ல விழுந்துரும் எல்லாமே.
ஓ! அந்த விமானம் அப்டியே கடல்ல விழுந்துருமா?
ஆமா. கடல்ல விழுந்ததுக்கு அப்புறம் என்னாவும்னு கேட்டீங்கன்னா, பொதுவாவே கீழ விழுதுன்
அந்த திரைப்படத்துல இந்த மாரி விமானங்கள்லாம் கடல்ல விழர காட்சி, பயங்கர பிரமிப்பா இருக்குமே. நம் கண்ணு முன்னாடி ஏதோ அப்டியே ஒரு பிரம்மாண்டமா காட்டியிருப்பாங்களே? அத நீங்க சொல்றப்போ அதுதான் ஆங்கில திரைப்படத்துல சொல்லவே வேண்டாமே.
ம். நிச்சயமா. நீங்க அருமையா அத விளக்கி சொன்னீங்க. ஏன்னா, அது கீழ விழுந்து அது என்னன்னாக்கா எல்லாரும் வந்து தத்தளிக்கிற மாதிரி அப்டியெல்லாம் காட்டுவாங்க. அதுவும் வந்து குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா, இரவு நேரத்ல நடக்றதால
ஆ. ஆ. சரி.
ஒரே இருட்டா இருக்கும். ம் <tsk> ஏன்னா நீங்க
ஆமா. அது இன்னும் கொஞ்சம் அதிக பதைபதைப்பா இருக்கும். அந்த இயற்கையா ஒரு நேச்சுரல் சவுண்ட்லாம் நம்ம காதுகள்ல ஒலிக்கிற மாதிரி காட்சி அமைப்புலாம் பண்ணிருப்பாங்க. ஆ நீங்க சொல்றப்பயே ஒரு பிரமிப்பா இருக்கு.
ஆமா. ஆமா. அது போக அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு கடல் இல்லிங்களா? அப்போ அ கடல்ல குளிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் ஒ புரியும். ஏன்னா, அ ம் என்ன சொல்றது? நீங்க பொதுவா குளிக்கும்பொழுதே அந்த அலை வந்து உங்கள வந்து அடிச்சு அடிச்சி தாக்கும் இல்லிங்களா?
ஆமாமா. <exhales> ஆமாங்க.
ம். ஆனா இது இ இருடு இருட்டு நேரத்துலன்னு கேட்டிங்கனாக்கா, இரவு நேரத்துல இன்னும் கூட நம்பளுக்கு
நம்ம தத்தளிச்சிட்டு இருப்போமே உள்ள.
ஆமா. நம்மளால வந்து அத வந்து சமாளிக்கவே முடியாது. ஏன்னா அ எங்க இருக்குறோம்? எந்த பக்கம் போணும்? அப்டின்றது நம்மளுக்கு சாதாரணமாவே தெரியாது. இ இந்த படத்துல வந்து விமானத்தோடு கீழ விழுந்து இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுவதால ரொம்ப தத்தளிப்பாங்க. எல்லாம் அப்டி காட்டுவாங்க.
சரி, சரி. ஆ. ம்.
அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டீங்கனாக்கா, ப இப்ப விடிய காலைல அவரு பார்க்கும்பொழுது பார்த்தாக்கா, ஏதோ ஒரு தீவுல, கரைல, இந்த கதாநாயகன் வந்து விழுந்து கிடப்பாரு.
சரி. ஸ் ஓ! சரி, சரி, சரி. அ, திடீர்ன்னு பாத்தா தீவு கரைல இருப்பாரு. ஆ.
ஆமா. அந்த மாரி இருக்கும்பொழுது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவரு எந்திச்சு பாக்குறாரு, சுத்தி முத்தி பாத்தாக்கா ஒரே அவரு கூட பயணம் பண்ணாங்க இல்லைங்களா?
ஆமா. அங்க நிறைய பேரு கூட போயிருந்தாங்கலே.
இவங்க எல்லாம் ஆமா. இவங்க எல்லாம் என்னென்னு கேட்டீங்கனாக்கா, அம் <smacks lips> இறந்து வந்து கெடக்குறாங்க. அப்படியே சிதறி, சிதறி கெடக்குறாங்க.
ஸ் அடடடா! ஆ.
ம் <smacks lips> இந்த மாரி இருக்கும்பொழுது, இவரு என்னாயிடும்னா இவருக்கு வந்து, <smacks lips> நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க வந்து
சரிங்க. இந்த ஆங்கில திரைப்படத்துல, இறந்தவர்களோட உடல்களெல்லாம் அப்படியேவே ஒரு இதழ் இறந்து கிடக்குற மாரி, ஒரு சிதறி கிடக்குற மாரி சொல்றீங்க இல்லையா? அப்படியேவா காட்சி காட்டுனாங்க?
ம். ஆமா, அது வந்து தத்ரூபமா <smacks lips> இருக்கும்ன்னு வச்சுக்கோங்களேன். அ.
ஐயயோ! ஆ, நம்ம ஊர்ல கூட அது, காமிக்கிறப்போ கொஞ்சம் யோசித்து தான் அந்த மாரி காட்சி அமைப்புகள்லாம் வைக்கிறாங்க.இது ரொம்பவே வச்சிருந்தா, மனத ரொம்ப பதபதைக்க வச்சிருமே?
கண்டிப்பா. கண்டிப்பா. அதான் அது வந்து உங்களுக்கு வந்து, ஒரு பாதிப்பே குடுக்கும். என்னமோ நீங்களே வந்து அத, அம் அந்த விமானத்துல போனா மாதிரியான ஒரு அனுபவத்த குடுக்கும்ன்னு வச்சுக்கோங்களேன்.
அ ஓ! அப்பா! நீங்க சொல்றப்பயே ஒரு பிரம்மிப்பா இருக்குதே. கே அப்பா! அந்த காட்சிய நீங்க வேற பார்த்துருக்கீங்க, பயங்கரமா இருந்திருக்குமே? அ. <laughs> ம்.
ம். <laughs> .ஆமா. அப்போ அவரு என்ன பண்ணுவாருன்னா, "அவரு எழுந்ச்சு போய, இல்ல யாராவது உயிரோட இருக்றாங்களா" அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு ஒரு பதற்றம் இருக்கும் இல்லையா? தனியா வந்து ஒரு தீவுல மாட்டிக்கிட்டீங்க.
ஆமாமா.
அம், இப்போ சுத்தி முத்தி பார்த்ததும், "உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருக்குறாங்க, ஆனா வந்து இறந்து வந்து ஒரு பிணமா தான் கெடக்குறாங்க" அப்படின்னும்போது, இத வந்து நம்ப வெளிய சொல்ல முடியாத ஒரு ஒரு உணர்வு இல்லியா அது?
ம். ம். ஆமாமா. எப்பா! அந்த அதிர்ச்சி எப்படி இருக்கும்? நெனச்சாலே பயங்கரமா இருக்கே!
ம். ஆமா. அப்போ அவரு என்ன பண்ணுவாருன்னா, "ஒரு சில உடல்கள வந்து எடுத்து அவரு வந்து புதைக்கிறது", அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிடுவாரு.
சரி.
அதுக்கப்புறம் என்னனு கேட்டீங்கனக்கா, இவருக்கு கொஞ்சம், கொஞ்சமா தான் வந்து அத உணர முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரு வந்து ஒரு தனியான ஒரு தீவுல வந்து மாட்டிக்கிட்டாரு. இவரால வந்து எந்த விதமான ஒரு தொடர்பும், யார் கிட்டயும் தொடர்பு கொள்ள முடியாது.
ம். ம்ஹூம்.
அதற்கான சாதனங்களும் அவர்கிட்ட இல்ல.
ஆமா. அ எப்படி காட்டுனாங்க? ஒருத் நடு தீவு. இங் கும்மிருட்டு, காலைல நேரம் நீங்க வந்து காலைல ஆகிடுச்சில்லையா? விடிஞ்சோன தான அந்த கரையில கெடக்குறாரு? என்னதான் இருந்தாலும், ஆள் அறவமே இல்லாத ஒரு இடம். அவரு எங்கேன்னு போயி உதவி கேப்பாரு? அவருடைய மனநிலைய யோசிச்சு பாருங்க.
ஆமா. ஆமாங்க விடுஞ்சு, விடியகாலைல தான் பாக்குறாரு. ஆமா. ஆமா. அப்போ அத வந்து மிக அருமையா வந்து அவுங்க, ஒரு திரைப்படமா எடுத்திருப்பாங்க. அப்பவும், இவர் என்னன்னாக்கா, இந்த இதெல்லாம் பார்த்துட்டு, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண, சரி இப்போ வந்துருவாங்க, இப்போ நீங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, நீங்க என்ன நினைப்பீங்க? "சரி அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில யாரோ வருவாங்க. 1 மணி நேரத்துல வருவாங்க." அப்டின்னு நினைப்பீங்க இல்லையா? இது வந்து, அவர் நாட்கள் கடந்துக்கிட்டே போகும். பல நாட்கள் ஆகிடும்.
சரிங்க. ம். ஆமா. ஓ! அங்கேயே இருக்காரா அவரு?
ஆமா அங்கேயே வந்து, அவருக்கு உதவி எங்கேயும் கிடைக்கல.
அடடடா, ஆ.
அப் அப்போ என்ன பண்ணுவார்ன்னா, இ அவர் அந்த இந்த ப க இதுல வந்தாரு இல்லிங்களா? அந்த விமானத்துல.
ஆமா.
அதுல இருந்த பொருட்கள்லாம் வந்து அந்த சிதறி கிடக்குறதால, அத எடுத்து சில ஸ் சாப்பிடுறதுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும்.
ஆ. ஓஹோ! சரி, சரி. ஆ.
அத வச்சு கொஞ்ச நாளு ஓட்டுவாரு.
அப்டிங்களா? ஆ, ஆ.
ஆமா. அதுக்கப்புறம் என்ன ஆவுன்னு கேட்டீங்கன்னாக்க, இவருக்கு வந்து இந்த சாப்பாட்டுக்கான வேற வழி இல்ல.
ஆ.
இப்ப என்ன பண்ணுவார்ன்னா, இவரே வந்து இந்த வ ம் வேட்டையாடுறது, அதாவது அ மீன் பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து இவரே வந்து
சரி, சரி. அங்கே கடல்ல கிடைக்கக்கூடிய, சிறு சிறு உணவுகள தேட ஆரம்பிச்சுட்டாருன்னு நீங்க சொல்லுங்க. அப்டிதானே?
ஆமாமா. கண்டிப்பா. அப்ப இவரே வந்து அந்த வேட்டையாட கத்துக்குவாரு. அ எப்படி மீன் பிடிக்கிறது, இத வந்து எப்படி சமைக்கிறது, இதெல்லாம் வந்து அவரு வந்து, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவரே தயார் பண்ணிக்குவாரு. ஏன்னா, அவருக்கு வந்து உணர்ந்துட்டாரு. இதுக்கு மேல, யாராவது வ் வருவாங்களா என்னென்னு தெரில. ஆனாலும் நான் உயிர் வாழணும். அதனால நான் இத பண்ணுறேன்ற மாதிரியான ஒரு அதான் சொல்லமாட்டாங்க. ஏன்னா நம்ளுக்கே புரிஞ்சுக்க முடியும்ன்னு வச்சுக்கோங்களேன்.
ம். சரிங்க. ம். ம். ம். ம். ம்.
ஆ இது மாதிரி அவரு போய்ண்னே இருக்கும். அப்போ என்னென்னாக்கா, இவரு வந்து ஒரு நாகரீகமான ஒரு நாட்டிலருந்து அ அ நல்ல வாழ்க்கை இருந்து வந்து இங்க வந்து ஒரு தீவுல மாட்டிக்கிட்டாரு. இப்போ வந்து, இவரே என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கனாக்கா, இந்த நெருப்பு இருக்கு இல்லைங்களா?
ம். ம்ஹ்ம். ம், ம், ம்.
அத வந்து உருவாக்குவாரு.
ஓ! அங்க நெருப்ப உருவாக்குறாரா? சரி, சரி, சரி.
.இப்போ இப்போ இது அதாவது இந்த கற்கால மனிதர்கள் பண்ணாங்கன்றது வந்து நம்ப எல்லாம் படிச்சிருப்போம். அதெல்லாம் வந்து ஒரு விஷயம் இல்லைங்களா? இப் இப்போ வந்து உங்களுக்கு வ் வீட்டிலேயே அதாவது அவரு ஒரு வந்து, ஒரு அ நல்ல நாகரீகமான ஒரு நாட்ல இருந்து வந்திருக்கிறாருன்னும்பொழுது, இதெல்லாம் ஒரு குடும்பமா வீட்டுல செஞ்ச விஷயம் தான? நெருப்புன்றது ஒரு பெரிய விஷயமா தெரியல.
ஆமாமா. ஆஹ். ஆ, ஆ, ஆ.
ஆனா, ஒரு தனி தீவுல நீங்க மாட்டிக்கின்னு, உங்களால வந்து ஒரு ஒரு ஒரு பொறி அ நெருப்பு உங்களால உருக் உருவாக்க முடியுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா, அவருக்கு?
ஆமாங்க. எவ்வளோ பெரிய விஷயம்? உருவாக்கிட்டார்ல நெருப்ப?
அது. ஆமா. அத வந்து அவரு கொண்டாடுவாரு அவரு. ஆஹா! இத வந்து நான் தான் உருவாக்கினேன். அப்பிடின்றத வந்து மிக அருமையான ஒரு நடிப்பில வந்து வெளிக்காட்டியிருப்பாரு அத கதாநாயகன்.
ஆ. அடடடடா! ஆ. அந்த நடிகர் பேரு என்னங்க?
அது வந்து டாம் ஹேங்க்ஸ் அப்டீன்னு சொல்லுவாங்க.
ஓ! ஹாலிவுட்ல பெரிய நடிகரா அவரு?
ஆமாமா. மிகப்பெரிய நடிகரு. அப் அவரு வந்து அதனோ அதனுடைய நடிப்ப வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மிக அருமையா வெளிப்படுத்தியிருப்பாரு அதாவது இது நான் வந்து ஒரு விஷயத்த நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறேன். இத நான் யார்கிட்டயுமே நான் சொல்ல முடியாது. ஆனாலும் வந்து இது வந்து ஒரு வெற்றியா உணர்றோம் இல்லேங்களா?
சரி, சரி. ஆ. ஆ. ஆ. ஆ. ஆமாமாங்க.
இத வந்து வெளிப்படுத்துறக்கு வந்து ஒ இது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய நடிகனால தான் முடியுன்றது நான் நினைக்கிறேன்.
நல்லது. ம்.
அதாவது அற்புதமா வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு.
அருமையா சொன்னீங்க அருமையா சொன்னீங்க. கேட்பதற்கே பிரம்மாண்டமா இருக்கு. நீங்க இந்த படம் தவிர வேற என்ன தமிழ்ல ஏதாவது இந்த மாதிரி படம் பார்த்திருக்கிறீங்களா? உங்கள கவனிக்க வச்சிருக்கா படம்?
ஆமா. நிச்சயமா. அ தமிழ்ல கூட என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ம் இந்த அ என்ன சொல்றது, இந்த ஆயிரத்தில் ஒருவன்னு ஒரு படம் வந்தது.
ம். ஆமா. கார்த்தின்னு ஒருத்தர் நடிச்சாரு. கார்த்தி அவரோடு இன்னொரு நடிகரு அந்த 2 நடிகைகள், கார்த்தி நடிச்சுருப்பாரு. பார்த்திபன் நடிச்சிருப்பாரு. அ.
என்னனு அ. நம்ம பார்த்திபன் நடிச்சிருப்பாரு. ஆமா. இப்போ இத என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த படத்தில ம்.
அ.
இது வந்து நம்ப வந்து சோழ சோழர்கள பத்தி.
அது வந்து மிகப்பெரிய கூட்டமா இருப்பாங்களே, அந்த படத்துல நிறைய இதுவே ஒரு கிரவுடாவே காமிச்சிருப்பாங்களே, அதுல என்ன உங்கள கவனிக்க வச்சது?
ஆமா. ஏன் கேட்டிங்கனாக்க, நம்ப வந்து இந்த சோழர்கள பத்தி பல விஷயங்கள் படிச்சிருப்போம் செ சிறுவயதுலருந்து.
ஆமா, ஆமாங்க. ஆ.
என்ன நம்மளுக்கு என்ன காட்டிருப்பாங்கன்னா, ஒரு மன்னர்னா இப்டி இருப்பாரு. அ நகை கிகைகெல்லாம் போட்ருப்பாரு, நல்ல வந்து துணி மணிலாம் உடுத்தியிருப்பாரு. அம் அது போக வந்து, எப்போதுமே நீங்க பார்த்தீங்கன்னா, திரைப்படங்கள்ல மிக அழகா காட்டி
ஆமா. ஆமா. அவரு ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சமா இருப்பாரு, சோழர்ன்னா ஒரு அரசர், பிரம்மாண்டமான ஒரு அரசபை அப்டிலாம் காட்டிருப்பாங்க.
ஆமா. ஏன்னா நம்ப அது தான் படிச்சிருக்குறோ, நம்ப பழைய படங்கள் பார்த்தது கூட வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்க. இந்த ராஜ ராஜ சோழன் இவங்க அவங்களாம் நம்மளுக்கு காட்டிருப்பாங்க இல்லையா? எல்லாமே வந்து ஒரு அரண்மனைல உக்காந்துக்கினு அழகா இருப்பாங்க, நம்ம பாக்கலாம் அப்டிலாம் இருக்கும். இதுல வந்து என்ன வந்து வியக்கத்தக்க ஒரு விஷயம் அப்டீன்னு கேட்டிங்கன்னா.
ஆமா. ம். ம்.
அ இவங்க வந்து இந்த கதாநாயகனும், அப்புறம் அவர் கூட இருக்குற இந்த சில பெண்மணிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, சோழர்களை தேடி போவாங்க இவங்க.
ம். ஆ. சரி, ஆமாமா.
சோழர்கள் இன்றளவும் சோழர்கள் இருக்குறாங்க. அவுங்கள வந்து நம்ப தேடி கண்டுபுடிக்கனும்ன்றது தான் வந்து கதைன்னு வச்சுக்கோங்களேன்.
ம். சரி, சரி. அ.
அப்ப அது கண்டுபுடிக்கும்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரு வந்து இந்த பார்த்திபன்ன்ற ஒரு ஒரு கதாநாயகன் அவரு. அவரு தான் வந்து சோழர் கால மன்னரா நடிச்சுருப்பாரு. அந்த ஒரு குறிப்பிட்ட படத்தில.
ம். ஆமா. அவரு ஒரு பெரிய மன்னரா காமிச்சிருப்பாங்க. ஆமா.
ஆமா. அப்போ இவரு என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, ம் இ இது இந்தப்- இந்த படத்தை நீங்க பார்க்கும்பொழுது, இவு ஒரு பெரிய வந்து நகைய போட்டுக்கின்னு, ஒரு அழகான ஒரு உடை உடுத்திக்கிட்டு, எ மக்கள்லாம் வந்து இப்படி பண்றான். அந்த மாரியெல்லாம் இல்லாம, இது வந்து ஒரு வித்தியாசமா ஆமா. எதார்த்தமா இந்த காலத்துலயும் இருக்குறாங்க. ஆனா எப்பிடி இருக்குறாங்க? ஒழிஞ்சி வாழ்ந்துகிட்டு இருக்குறாங்க. எதனால ஒழிஞ்சி வாழுறாங்கன்றத வந்து
அ. ம். ம். ஒரு எதார்த்தமா காட்டியிருக்காங்க. ம். <tsk> ங்யா ஒரு ப கதைக்களத்தை, நல்லா அவுங்கள சுத்தி அழகா கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அ.
கண்டிப்பா. ஏன்னா பிரமாண்டமாவும் இருக்கும்.
ம்.
தமிழில் வந்து இப்பிடி ஒரு படம் இதுக்கு முன்னாடியும் எடுத்ததில்லை, இதுக்கு மேலயும் எடுப்பாங்களான்னு தெரில. ஏன்னா உங்களோட சிந்தனை வளம் அப்படி இருக்கணும். அ இருந்தா தான் வந்து, இப்படி வந்து யோசிச்சு எடுக்க முடியும்.
அருமையா சொன்னீங்க, ம். ம், ம். கண்டிப்பா.
அதேபோல மக்களும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லைங்களா? இப்போ வந்து க க ஒரு ராஜான்னா, "அப்பா இப்படி இருக்கணும்ப்பா" அப்படின்னு தான் நம்ப யோசிப்போம்.
அத சொல்லுங்க. எ ஒவ்வொருத்தரும் அப்படியே நம்ம மக்கள கொண்டு வந்து, அப்படியே ராஜானா இப்படி தான் இருப்பார். மந்திரினா இப்படி தான் இருப்பார். அந்த தளபதினா இப்படி தான் இருப்பார்ன்னு, ஒரு கற்பனைய உருவாக்கி வச்சுட்டாங்கல்ல. நம்ம அதனால வந்து திடீர்னு இப்புடி ஒரு அரசர காட்டுறப்போ, ஒரு புதுமையா தான் இருக்கும். நீங்க அழகா சொன்னீங்க. இனி இதுக்கு மே இது மேல இனிமேலு எடுக்க முடியாது. இதுக்கு முன்னாடியும் எடுக்கலங்கிற ஒரு விஷயத்த, அழகாவே பதிவு பண்ணீங்க. மேலும் உங்கள உங்களோட திரைப்படம் ஒரு திரைப்படம் உங்கள என்னலாம் கவனிக்க வச்சது, அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிலப் படத்த மேற்கோள் காட்டி, அருமையா விளக்குனீங்க. அதில அந்த பிரம்மாண்ட காட்சிகள கண்முன்ன, உங்க வார்த்தைகளாலயே கொண்டு வந்தீங்க. அதேபோல ஆயிரத்தில் ஒருவன்ல ஏற்பட்டக்கூடிய உ ஏற்பட்ட உங்களோட அனுபவத்தையும் நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட உரையாடுனது. நன்றி.
கண்டிப்பா. ஆமா. ம். நன்றி. நீங்களும் வந்து சிறப்பான கேள்விகளை கேட்டு, எனக்கு பழைய நினைவுகள்லாம் ஊட்டுனீங்க. நன்றி.